ம். இப்ப யாராவது உங்கள்ட்ட வந்து, "அ நான் வந்து அ வேலை செய்றேன். அ அதுக்காக தான் வாழ்றேன். இல்ல வாழ்றக்காக தான் வேல செய்றேன்." அப்பிடின்னு 2 ம் 1 தான்னு சொன்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க? அவுங்கள்ட போயிட்டு.
ஆ நிச்சயமா 2 ம் 1 கெடையாது. சரிங்களா? ஏன் அப்படீன்னு சொல்லி கேட்டீங்க அப்படீன்னா, நாம வந்து வாழ்க்கைய வேல அப்படீன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிக்கோங்களேன், அது எந்த வேலையா வேணா இருக்கட்டும், அது வந்து எதற்கு எதற்கு வேல பார்க்கிறோம்? அத சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல.
ஓஹோ! சரிங்க. ஆ நமக்கு புடிச்சத வாங்குறக்காக.
ம்ஹ்ம். வேல செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும். கையில?
2 கிடைக்கும். 1 அ புடிச்ச வேலையா இருந்தா, அந்த வேலையை செஞ்ச திருப்தி கிடைக்கும். 2 வது பணம் கிடைக்கும். அந்த பணத்த வச்சு, நம்ம எதாவது ஒரு பொருட்கள் வாங்குவோம்.
ம். ஓ! ஆமா. பணம் வந்து இப்ப திருப்தி ஒரு ஓரமா இருக்கட்டும். நாம வந்து பணத்த எடுத்துக்குவோம். சரிங்களா? பணம் எதற்குன்னா, நீங்க உயிர் வாழ்றதுக்கு இல்லேங்களா? எதுக்கு நாம உயிர் வாழ்றோம்?
ஆஹா! சரிங்க. ஆமா. ம். அதையும் நீங்களே சொல்லியிருங்களே.
<laughs> இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். சரிங்களா? இப்ப வந்து ஒரு விலங்கு இருக்கு. அந்த விலங்கு என்ன பண்ணுது? அதுக்கு தோணுச்சுனா சாப்பிடுது, சரிங்களா? சாப்பிட்டதுக்கப்பறம் அது வந்து அதுக்கு யாரும் எதுவும் சொல்லி தரதில்ல. பிறந்ததிலிருந்து பெரும்பாலும் எல்லா விலங்குகளும், ஒரு சில விலங்குகளை தவிர எல்லாமே அதுவே தன்னை பார்த்துக்கும், அந்த காட்டுல வாழுதோ, இல்ல எங்க இருக்குதோ, வாழும். தேவையான உணவ வேட்டையாடி சாப்பிடும், இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஒரு பருவம் வந்ததும் அது என்ன பண்ணும் அப்படீன்னா, அதற்கான ஒரு இனப்பெருக்கத்த பண்ணி அந்த விலங்குகளுக்குன்னு என்ன முறை இருக்கோ, அத பண்ணிட்டு குழந்த அது வந்து குட்டி போடும் எப்பவுமே. இதில வந்து வேற எந்த விஷயமுமே கிடையாது. அவுங்கள பொருத்தமட்டிலும் பிறக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, அ குட்டி போடுறாங்க, போய்க்கிட்டே இருக்காங்க. மத்தபடி விலங்குகள் எதுவுமே பண்றதில்ல, சரிங்களா? இப்ப இதே விஷயத்த நமக்கு எடுத்துட்டு வாங்க, நாமளும் வந்து பிறக்கிறோம், வேலை பார்க்கிறோம், அ கல்யாணம் பண்ணிக்கிறோம். குழந்தை பெத்து போட்டுட்றோம். திரும்ப செத்து போயிர்றோம்.
ஆமா. சரிங்க. ஆமாங்க. ம். ம். ஆமா. ஆமா.
இப்ப இத கேக்குறப்ப உங்களுக்கு, ஒரு மாரி உறுத்தலா இல்லையா? என்னது, இது தான் வாழ்க்கையா? அப்பிடீங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வல்லைங்களா?
வருது தான். <laughs>
ஆ! இந்த கேள்வி வந்து எல்லாருக்குள்ளும் இருக்கும். அவுங்க வந்து உள்ளுணர்வுல வந்து, இந்த கேள்வி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டீன்னா, அத வந்து மறச்சு மறச்சு மறச்சு அவுங்களுடைய முழுக் கவனத்தையும் ஒண்ணு வேலைல செலுத்துவாங்க. இல்லைனா, குடும்பத்துல செலுத்துவாங்க. இல்ல, அவங்க கணவன் மேல செலுத்துவாங்க. இல்ல, எதையாவது ஒரு விஷயத்து மேல, அவங்கள வந்து முழு கவனத்த அதுல வச்சுக்குவாங்க, சரிங்களா. அந்த மாரி கவனத்த வந்து இப்போ உங்களுக்கு புடிச்ச ஒரு செயல் செய்றது. இப்ப உங்களுக்கு என்ன ஹாபி இருக்கு? உங்களுக்கு ரொம்ப புடுச்ச விஷயம். "இத பண்ணா நான் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன்" அப்பிடீன்னு சொல்லுங்க. என்ன விஷயம்?
சரி, சரி. ம். ம். ம். ஓஹோ! ம். அ 2 இருக்கு. எனக்கு நான் செய்யிற ஒரு வேலையு மேலயும் எனக்கு ஆர்வம் இருக்கு. 2வது விளையாட்டு அப்பிடீன்னா, செஸ் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும்.
அ இப்ப உங்களுக்கு வந்து இந்த சதுரங்கம் விளையாடுறது அப்டீங்கிறது, ரொம்ப பிடிக்கும் அப்டீன்னு வந்து சொல்றீங்க. சரிங்களா? அப்ப அது எவ்ளோ நேரம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து, அது ரொம்ப பிடிக்கும் அப்டீங்கின்றப்ப அதுல ஒரு சோர்வு அப்டீங்கிறதே உங்களுக்கு இருக்காது, இல்ல அ அத சொல்றப்பயே, இப்ப பார்த்தீங்கன்னா, உங்க அ பேச்சு வந்து கொஞ்சம் உற்சாகப்படுது, இல்லைங்களா? அத பத்தி உங்கள நான் பேச சொன்னாலும் நீங்க கொஞ்சம் மணிக்கணக்கா பேசுவீங்க. எத எப்படி நகத்தலாம்? அதுல என்னன்ன முறைகள் இருக்கு? இத யார் முதல்ல தொடங்க இந்த மாரி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, இல்லைங்களா? இப்ப நான் உங்ககிட்ட வந்து என்ன பண்றேன் அப்டீன்னா இனிமேல் நாளைலலிருந்து உங்களுக்கு வேலை வந்து 12 மணி நேரம். நீங்க வந்து 12 மணி நேரம் வந்து, கணினி முன்னாடியே அமர்ந்து இது பண்ணணும். இனிமேல் நீங்க சதுரங்கமே விளையாடக்கூடாது. உங்களுக்கு அதுக்கு நேரம் கிடையாதுன்னு சொல்றேன். உங்க மனநிலை எப்பிடி மாறும்?
ஆமாங்க. வரவே வராது. ஆமா. ஆமா, ஆமா. ம், ம்ஹ்ம். கண்டிப்பாங்க. சரி. அச்சோ! ரொம்ப கடினங்க. <chuckles> அதெல்லாம் முடியாதுன்றேன். ஏன்னா, என்ன என்ன பொறுத்தவரைக்கும் அ ஒரு நாள்ல எல்லாமே வந்துர்றணும்னு சொல்வேன்.
ஆ. இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி, இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க, எனக்கு வேல செய்றதும் புடிக்கும், அத வ எ சதுரங்க விளையாடுறதும் புடிக்கும் அப்பிடின்னு. இப்ப நான் வந்து சதுரங்கத்த வே வே சதுரங்கமா? வேலையான்னு வந்த ஒன்னே, நீங்க என்ன சொன்னீங்க? முடியாதுன்னு சொல்லிட்டீங்க.
ஆ வேலை செய்றதும் வந்துரணும். ஆ என்ஜாய்மெண்ட்டும் வந்துரணுன்றுவேன். ஆமா. ஆ 2ஐயும், 2மே வேணுன்னு சொல்லுவேன் நானு. <laughs>
இல்ல, இல்ல. நீங்க வந்து 2மே வேணுண்லாம் சொல்லல. நீங்க முடியாது, அப்பிடி இருக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்ன்னா, அப்படிப்பட்ட ஒரு வேலை தேவை இல்லன்னு சொல்றீங்க, இல்லங்களா? ஆனா, நீங்க அந்த எடத்துல வந்து அப்பிடி வா
ஆமா. கண்டிப்பா. அ வெ சதுரங்கம் இல்லாத வேலைய மட்டும் பண்ணணும்னா முடியாது. அதெல்லாம் தேவையில்லை தான்.
அப்ப நீங்க, அந்த எடத்துல இப்புடி சொல்லி இருக்கலாம்ல, உங்களுக்கு வந்து வேலை தான் ரொம்ப முக்கியம்ன்னா, நீங்க இப்புடி சொல்லி இருக்கலாம்ல, சதுரங்கத்த விட்டர்றேன்னு சொல்லியிருக்கலாம்ல.
ஆ அது எப்பிடி சொல்ல முடியும்? எனக்கு தான் நான் அத மொ மொதல்லயே சொல்லிட்டேனே, 2ஐயும், வேணும்னு.
ஆ. ஏன்னா, வேலை என்பது வேலை என்பது பொருளாதாரம் சார்ந்த விஷயம். நீங்க எவ்வளவு பணம் சம்பாரிக்கிறீங்க? அந்த பணத்த கொண்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள உருவாக்கிகிறீங்க. அந்த தேவைகள்ல்ல முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த சதுரங்கம் விளையாடுறதுங்கிறது, உங்களோட மனம் சார்ந்த விஷயம், இதுல.
ஆமா. ஆமா. புரியுதுங்க, புரியுதுங்க.
என்ன நீங்க வந்து வேல செய்றது வந்து பணத்திற்காக செய்கிறீங்ளே தவிர, உங்க மனத்திற்காக நம்ம அதாவது நமக்கு புடிச்சிருக்கும். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, அதற்காக அது உங்க மனத வந்து முழுமையா திருப்தி படுத்துமானா? திருப்தி படுத்தாது.
ம். ஓஹோ! அப்போ வந்துட்டு அ நம்ப வேலை வந்துட்டு நம்ப வாழ்க்கைய வந்து திருப்தி படுத்துமா? அப்டீன்னு கேட்டா படுத்தாது. அதனால வேலை வாழ்க்கை ஒண்ணு இல்லின்னு சொல்ல வர்றீங்க.
படுத்தாது. ஆமா. வேலையும் வாழ்க்கையும் ஒண்ணு கிடையாது. அப்ப நீங்க கேட்கலாம். அப்ப வாழ்க்கையில வேற என்ன இருக்கு? அப்டீன்ங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? அப்ப வாழ்க்கையில நீங்கள் யார்? நான் எதற்காக இங்கு பிறந்திருக்கிறேன்? அதாவது, நான் யார்? நான் எதற்காக இங்கு பிறந்திருக்கிறேன்? அப்டீங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். முடிஞ்ச அளவு வந்து நம்ம அத அடக்கி வச்சிருக்கோம். அந்த குரல் நமக்கு கேட்காத மாரி நம்ம நமது வாழ்க்கைய அமச்சிக்குவோம். அதற்கான ஒரு தேடல்ல தான் நம்ம திருமணத்திக்குள்ள போவதாகட்டும், குழந்தைகள பெத்துக்கறதாகட்டும். ஏனா, இது நமக்கு சமூகம் கற்றுக் கொடுத்த விஷயம். சரிங்களா? ஆனா ஆமா, ஆமா. இந்த வயதுல திருமணம்.
ஆமாங்க. ம். கண்டிப்பாங்க. ம். ஆமாங்க. ம். ஆமாங்க. வாழ்க்கைனா இப்டி தான் இருக்கணுனு சொல்லிக் குடுத்திருக்குறாங்க. இப்போ நீங்க வந்துட்டு உங்களோட அ நீங்க எதுக்கு பிறந்திருக்கிறீங்க? அப்டீங்கிறத கண்டுபிடிச்சிடீங்களா?
இல்ல, அத வந்து கண்டுபுடிக்கல. ஆனா, அதற்கான தேடல நோக்கி தான் போறன். அந்த தேடல நோக்கி போறப்பயே எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த இத பண்ற அப்ப. எதனால அப்டின்னு சொல்லி கேட்டீங்க அப்டீன்னா, சமூகம் நிறைய அதான் நான் சொல்ல வந்தேன். சமூகம் நிறைய கட்டமைப்புகள வச்சிருக்கு. இந்த வயதிற்குள்ள நீங்க திருமணம் முடிச்சற்ணும். இந்த வயதிற்குள்ள நீங்க வந்து ஒரு 2 குழந்தைகளாவது பெத்துக்கணும். இந்த வயதிற்குள்ள நீங்க வந்து நிச்சயமாக மகிழுந்து வாங்கியிருக்கணும். அதாவது, 4 சக்கர வாகனம் வாங்கியிருக்கணும். அப்டி இல்லனா சொந்தமாக வந்து ஒரு அ தனி வீடு வாங்கியிருக்கணும். அப்டீன்னு நிறைய இருக்கு. இல்லைங்களா? இத இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்டீன்னா, இந்த நான் யார்ங்கிற குரல் கேட்டு அத அடக்கி ஆஃப் பண்ணிட்டு வாழ்றாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து உருவாக்குன விஷயம். அவங்க உருவாக்குன விஷயம். ஏன்னா, இவங்களுடைய எண்ணிக்க தான் ரொம்ப அதிகம். ஒரு இதுல.
ஓஹோ! ஆமாங்க. ம். ம். ம். ஆமாங்க. கண்டிப்பா. அவங்களுக்கு. சரி, சரி. ம். கரெக்ட்‌டா சொன்னீங்க.
ஆமா. இப்போ ஒரு சமூகத்துல, 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எத்தன பேரு, நான் யாருங்கிறத யோசிப்பாங்க. ஆ 100 பேரு வேணாம். 1000 பேரு எடுத்துக்குவோம். அதுல எத்தன பேரு வந்து, "நான் யாரு" அப்படிங்கிற விஷயத்தை யோசிப்பாங்கன்னு, நீங்க நெனைக்கிறீங்க?
ரொம்ப கம்மியா தான். அப்பிடியே யோசிச்சாலும் வந்துட்டு அவங்களுக்கான அடுத்த அடுத்த பொறுப்புகள் குடுத்துறங்காட்டி, அதை யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இருக்காதுன்னு சொல்லலாம்.
சரியா சொன்னீங்க. ஒரு 30 பேரு யோசிப்பாங்கன்னு வச்சிக்குவோமா? மொத்தமா ஒரு 3 சதவீதம். 30 பேரு யோசிப்பாங்கன்னு வச்சுக்கிட்டா, அதுல ஒரு 10, 15 பேரு வந்து, நீங்க சொன்ன மாரி பொறுப்பு கேட்டு, வேற வழியில்லாம அந்த யோசனையோடையே அந்த வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, சரிங்களா? ஒரு 10 பது பத்துலருந்து ஒரு 15 பேர் மட்டும், என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதற்கான முயற்சிகளை இளவயதுல இருந்தே எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க, அந்த இதுல. அப்போ அவுங்க‍ அது அந்த மாரியான மு நடவடிக்கைகள், எப்பிடி தெரியும் அப்படின்னா, எல்லோரும் ஒரு பக்கம் போகும்போது, இவங்க மட்டும் தனியா வேற பக்கத்துல, போய்க்கிட்டு இருப்பாங்க. அந்த மாரி மனிதர்கள்.
சரிங்க. ஆமாங்க. ம். ஓஹோ! ஆ புரியுதுங்க, புரியுதுங்க. ஆ இப்ப எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ அந்த 15, அ 30ல 15 பேர் வந்துட்டு இளம் வயதுலயே அந்த எண்ணத்துக்கு போயிருவாங்க, அப்பிடின்னு சொல்லும்போது, நீங்க என்ன வயதுல வந்து, அந்த எண்ணத்துக்கு வந்தீங்க? நான் யாருன்னு, நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு?
ம், இது சொல்லுங்க. எனக்கு அதற்கான ஒரு புரிதல் வந்து, எப்போ வந்துச்சு அப்படின்னா, வாழ்க்கையில ரொம்ப கொடூரமான ஒரு வலி வந்து, முதல் முறையா வந்து ஒரு 23 வயதுல வருது, சரிங்களா? ஒரு து உறவின்ல இருந்துட்டு, அந்த உறவ விட்டு வெளிய உடைந்து அது வெளிய வரும்போது, அவுங்கள சுத்தி, எனது வாழ்க்கைய மொத்தமா கட்டுனே தகவமைச்சிருந்தேன், நான். சரிங்களா? அப்ப நான் அவுங்க ரொம்ப நாம தகவமைச்ச அளவுக்கு, அவுங்க நம்மள நெனக்கல, அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒடனேயே, ரொம்ப ஒரு மாரி மனம் உடைஞ்சிருச்சு. சரிங்களா? ரெண்டாவது வந்து, அவுங்க போறப்ப சொல்லக்கூடிய ஒரு சில காரணங்கள், என்ன சொல்றாங்க, "என்னிடம் பணம் இல்லை" அப்படிங்கிறத ஒரு முக்கியமான காரணமா மேற்கோள் இட்டு காட்றாங்க, சரிங்களா? அப்போ வந்து, என்னது! நம்ம கிட்ட பணம் வந்து எனக்கு பணம் மேலே பெருசா எப்பவுமே ஒரு ஈர்ப்பு இருந்தது கெடையாது. நான் வந்து வாழ்றதுக்கு தேவையான ஒரு பணம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நெனப்பேன். அது வந்து போதுமானதா இருக்கப்ப தான், நமக்கு மித்த நேரங்கள் கெடைக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து, சிறு வயதுலயே எனக்கு இருந்தது, சரிங்களா? இத்தனைக்கும் எனக்கு வீட்ல, நெறையா பண கஷ்டம்லாம் இருந்தது. ஆனாலும், எனக்கு இதுதான் ஒரு புரிதல் இருந்தது. அந்த வலி வந்து எனக்கு என்ன என்னை இது பண்ணுச்சு அப்படின்னா, அ ஒரு 3, 4 வருடங்களுக்கு என்னால வேற யாரு, எந்த பெண்களிடமும் பழக முடியல அப்படிங்கிறப்ப, நான் வந்து என்னுடைய சிந்தனைகள உள்நோக்கி திருப்புறேன். இந்த மெடிடேஷன் தியானம் இதெல்லாம் இருக்கு, பாத்தீங்களா? அந்த மாரி விஷயங்கள் பண்றப்போ, எனக்கு ஓரளவு மன அமைதி ஏற்படுது. அந்த மன அமைதி எத விட சிறப்பா இருக்குன்னா, ஒரு கட்டத்துல வந்து, "இந்த காதல், மற்றவர்களை சார்ந்த, அவர்களிடமிருந்து எதிர்பார்த்தல்," அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தேவையே இல்லை, அப்படிங்கிற ஒரு புரிதலும் உள்ளுக்குள்ள வருது, சரிங்களா? தொடர்ந்த தியானம். இறைவன் நேம சொல்றது, இந்த மாரி வந்து தொடர்ந்து நான் மேற்கொண்டே போகுறப்ப வந்து, எனக்கு அப்ப தான் புரியுது இந்த வாழ்க்கை வந்து ஏதோ சரியா இல்ல.
சரிங்க. ஓஹோ! புரியுதுங்க. ம், புரியுதுங்க, ம். அடடா! சரிங்க. ம்ஹ்ம். அருமைங்க. சரிங்க. ஆமா, ஆமாங்க. ம். ம். சரிங்க. ஆ. ஓஹோ!
ஏன்னா, திரும்பி பாக்குற எல்லாரும், ஏதாவது ஒரு அ அதாவது ஒரு பெண் ஒருவ இப்ப நானே அந்த பெண்ணுடன் பேசும்போது, அவுங்க வேணும், அப்பிடிங்கிற ஒரு குறிக்கோள் எனக்கு இருக்கு. இல்லங்களா? அந்த குறிக்கோளோட பேசுறப்ப வந்து, நாம எடுக்கும் செயல்கள் எல்லாம் அவுங்களுக்கு புடிச்சமாரி இருக்கும். நாளைக்கு அந்த குறிக்கோள் அவுங்களும் அதே குறிக்கோள்ல இருக்கப்ப, பிரச்சனை இல்ல. அது வந்து ம ஏதாவது ஒரு காரணங்களால மாறுறப்ப தான், நமக்கு இந்த வலி அப்பிடிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏற்படுகிறது. இல்லங்களா?
ஓஹோ! ம். ஆமாங்க. கண்டிப்பாங்க. ம்.
அப்போ, வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை, அப்பிடிங்கிறப்ப, "எத நம்பி நாம வாழணும்? எதுக்காக நாம இங்க வந்து பெறந்திருக்கோம்?" அப்பிடிங்கிற கேள்வி முதல் முறையா எனக்குள்ள வருது. அந்த
ம்ஹ்ம். ஒரு 26 வயசுல வருது உங்களுக்கு, அந்த கேள்வி.
ஒரு 24ல இருந்து 25 வயது இருக்கும், எனக்கு.
ஆ சரி, சரிங்க. அது வந்ததுக்கப்புறம், என்னன்ன முயற்சிகள்லாம் பண்ணீங்க? அதாவது அப்ப வந்து, நொய் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அ வேலை வந்து அவ்ளோ முக்கியம் இல்ல அப்டிங்கும்போது ஆனா, சில கட்டாயத்தின் காரணமா, வேல செஞ்சிருக்கலாம். அ இப்போ அ அந்த வேலை முக்கியம் இல்ல. நான் வந்து என்னோட வாழ்க்கைப் பயணத்த பத்தி தான் நான் போக போறேன், அப்பிடின்னு எதாவது ஒரு முடிவு பண்ணி, அதுக்கான ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணியிருக்கிறீங்களா?
ஆமா. இல்ல, இல்ல வேலையும் முக்கியம் இல்ல அப்பிடிங்கிறதவிட, ந நமது இயல்பையே மாத்துறமாரி ஒரு வேலையா இருக்கக்கூடாது, எப்பவுமே.
ம். ஓஹோ! புரியுதுங்க. ம்.
அதாவது, நீங்க முன்னாடி சொன்னப்ப சொன்னீங்களே, எனக்கு வந்து சதுரங்கமாடுவதும் புடிக்கும், எனது வேலையும் வேண்டும். அதாவது, ஒரு சமநிலைய நீங்க எதிர்பாக்குறீங்க. இல்லங்களா? அந்த சமநிலைய நான் தேட ஆரம்பிச்சேன். அது ரொம்ப கடினமா இருந்தது, கெடைக்கிறது கெடைக்கல, சொல்லப்போனா. அப்புறம், கெடைச்ச வேலைய 27ல எடுத்துக்கிட்டு, நான் போயிட்டு ஒரு 29 முடிய வேல பாக்குறேன். அங்க வேல பாக்க அந்த ஒரு பொறியியல் கல்லூரியில வேல பாத்துக்கிட்ருக்கப்ப ரொம்ப மனத பாதிக்கும் விதமாக, இந்த வந்து நோட்டீஸ் குடுக்க செய்வது, அட்மிஷனுக்கு வந்து மாணவர்களை கொண்டு வர சொல்லி ரொம்ப டார்ச்சர் செய்வது, இந்தமாரி நெறைய விஷயங்கள் ந வந்து நடக்குது, சரிங்களா? அதோட சேர்ந்து அப்பதான் எனக்கு அந்த அந்த எண்ணமும் மேலோங்குது. இது "நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இது நாம பண்றது, சரியான முறைதானா? நாம வந்து, வேற நமக்கு புடிச்சமாரி ஏதாவது பண்ணணும். நம்மளது திறமைகள உபயோகிக்கிற மாரி ஒரு இது வேணும்" அப்பிடிங்கிறது, அதேமாரி அந்த சமநிலைங்கிறதும் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. சரிங்களா? அப்போ, அந்த ச
ஆமா. ஆமாங்க. ம். ஓஹோ! சரிங்க. சரிங்க. சரிங்க. ம்ஹ்ம். ம். புரியுதுங்க, புரியுதுங்க. அந்த சமநிலைங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு வா ஒரு நாள்னு எடுத்துட்டோம்னா, அந்த நாள்லயே எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிறது அ ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லுவேன், என்னக் கேட்டா.
ஆ, ஆமா. சரியான வயது. ஏன்னா, அதற்கு முன்னாடி சரியான வயதுல தேவையான ஒரு நல்ல 2 சக்கர வாகனமோ, அதெல்லாம் வந்து எனக்கு ஏன்னா, நமக்கு அந்த சந்தோஷமும் அந்த வயதுல கெடைக்கணும். அதுக்கப்புறம், 45 வயதுல உங்ககிட்ட 10 கோடி இருக்கலாம். அதற்காக நீங்க
ஆமாமா. ஆனா அதுனால எந்த ஒரு பயனுமே இருக்காது.
இருக்காது. அப்படிங்கிறமாரி ஒரு புரிதல்லாம் என்கிட்ட இருந்தது. அப்போ வந்து, ஒரு வழியா இதன் காரணமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த வேலைய ராஜினாமா செஞ்சுட்டு, தொடர்ந்து வந்து நான் வெளிய போறேன். கையில எனக்கு வேற எந்த வேலையுமே கெடையாது. சரிங்களா? முதல் முறையா ஒரு 10 மாதம் வந்து, எனது இந்த பிஎஃப் அமௌண்டுன்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? நம்ம வேலை பாக்கும்போதே
ம். ஆஹா, சரிங்க. ஆமாங்க. ஆ இப்ப நீங்க ஒரு ஒரு ஒரு 8 வருடங்கள் வேலை செஞ்சிருந்தீங்கன்னா, அதுல இருந்து பிஎஃப் பணம் வந்துருக்கும். ம்.
ஆமா. அந்தமாரி நான் ஒரு 3 வருடம் வேலை பாத்ததுக்கு என்கிட்ட ஒரு சேமிப்பு அதுல மட்டும் தான் சேமிப்பு இருந்தது. அதையும் எனது தங்கை திருமணத்திற்கான கடன் போயிட்டு இருந்தது. அது கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. அத வச்சுக்கிட்டு, நாங்க ஒரு 10 மாசம் நான் வந்து வாழ்றேன். சரிங்களா? அப்போ வந்து, எனக்கு ஒரு மறுபடியும் ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல வேலை கெடைக்கிறது. அப்ப அங்க கெடைக்கிறப்ப பாத்தீங்க அப்பிடின்னா, இது வந்து ஒரு ரிஸ்க்கு. 30 வயதுல யாராவது வேறொரு தொ துறையில இருந்து, மற்றொரு துறைக்கு மாறுவாங்களா! அப்பிடின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் யாரும் மாற மாட்டாங்க. சரிங்களா?
ஓஹோ! ம். சரிங்க. ம். கண்டிப்பா மாறமாட்டாங்க. ஏன்னா, துறையே மாறுதுல்ல, அப்படிங்கும்போது, அ எத்தன தடவ மாறிட்டே இருக்கிறது அப்பிடின்னு யோசிப்பாங்க. ம்.
ஆமா. மறுபடியும் ஆ, ஆமா. அதேமாரி அது மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதுல என்ன வருமானம் வருன்னு நமக்கு தெரியாது. அந்த துறையில என்ன சவால்கள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. மு இந்த மாரி எல்லாமே புதிதா இருக்கும், இல்லங்களா? அந்தமாரி ஒரு துறைக்கு போறக்கு ஆ எனக்கு என்ன சொன்னாங்க அப்பிடின்னா, வீட்ல ஆகட்டும், என்கூட வேலை இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம பண்றீங்க? நீங்க போயிட்டு ஒரு ஆராய்ச்சி படிப்பு வந்து படிங்க. சரிங்களா? அ ஆராய்ச்சி படிப்பு படிச்சிட்டா, நீங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரப் "உதவி பேராசிரியர்" அப்பிடிங்கிறதுல இருந்து, "பேராசிரியர்" அப்பிடிங்கிற ஒரு இதுக்கு போயிர்லாம். அதுல வந்து, உங்களுக்கு ஒரு 50,000த்துல இருந்து 60,000 உங்களுக்கு வந்து ஊதியம் வரும். அது ஆ எ உங்களுக்கு ஏற்கனவே இதுல ஒரு 4 வருட பணி அனுபவம், ஆசிரியர் பணி அனுபவம் இருக்குறனால வந்து, ய அத நீங்க கொண்டு விண்ணப்பிக்கிறப்ப, உங்களுக்கு ஏதாவது ஒரு வேல கெடைக்கும். இந்த ஆசிரியர் பணியிலயே எளிமையா இருந்துட்டு போயிர்லாம், அப்பிடிங்கிற ஒரு
ம். சரிங்க. ஓஹோ! ம். கண்டிப்பாங்க. ம். ம் <smacks lips> அதுவும் நல்ல ஒரு யோசனையா தான் இருக்கு.
ஆமா. ஆனா வந்து அந்த ஆசிரியர் பணியில தொடர்ந்து இருந்தோன்னா, இந்த கல்லூரிமாரி தான் எல்லா கல்லூரியுமே இருக்கும், நீங்க எங்க போனாலும். எங்க போனாலும் இந்த மாணவர்கள சேர்க்கைக்கு கொண்டு வர்றது, இந்த ஒ இவுங்களோட சின்ன, சின்ன வேலைகள பாக்குறது ஃபைல் ஒர்க்க பாக்குறது, அதற்கான ஒரு மரியாதை இல்ல. இப்ப நான் ஒரு பேப்பர் எடுப்பேன். சரிங்களா? ஒரு பாடம் எடுக்கும்போது, அந்த பாடத்துல வந்து தேர்ச்சி 100% வந்துரும். ஆனா, வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்வாங்கன்னா, அது பசங்க எழுதுனது. நீகவு நீ கிளாஸ் எடுத்தனால ஒண்ணும் அவுங்க அத இது பண்ல, அப்பிடின்றுவாங்க. அ
கண்டிப்பாங்க. ம். ம். ம். ம். ஓஹோ! <chuckles> அது எப்பிடிங்க அப்பிடி சொல்ல முடியும்? நீங்க நல்லா சொல்லி தரலயின்னா, அவுங்கனால எடுக்க முடியுமா என்ன? ம் அதுவும் வந்து கல்லூரியில வ 100 சதவீதம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அ ஒரு பள்ளி அப்பிடின்னா கூட பரவாயில்லங்கலாம். கல்லூரியில வந்து ஒரு ப தே ஒரு பேப்பர்ல 100 சதவீதம் மாணவர்கள எடுக்க வைக்கிறது அப்பிடிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்னு. அதற்கான ஒரு பாராட்டு உங்களுக்கு கெடைக்கலங்கும்போதே அதுல இருக்குற ஆர்வம் கொறஞ்சிருன்னு நெனக்கிறேன்.
அப்படிதான் சொல்லுவாங்க. அதுதான அதுதான். அந்தமாரி ஒரு அது நாங்க எடுக்க வப்போம். ஆமா. இந்தமாரியான தொடர் பிரச்சனைகள்ல தான் வந்து அ நான் ஒரு புரிதலுக்கு வரேன். என்ன அப்பிடின்னா, "வாழ்க்கையும், வேலையும் சமநிலையில இருக்கணும். வாழ்க்கைய அனுபவிக்கிறதுக்காக தான் நாம் சம்பாரிக்கும் அந்த காசு, பணம் என்பது." சரிங்களா? ஏன்னா, நெறையா பேரு மாங்கு, மாங்குன்னு ஒழைப்பாங்க. ஆனா, ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருவாங்க, கடைசில.
ம். கண்டிப்பாங்க. ம். ஆமாங்க. ம் நானும் கேள்விப்பட்டு இருக்கேன். ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்களாம்மா, அங்க வந்து அ 8 மணி நேரம் வேலையின்னே ஒன்னு இல்லையாம்மா. எல்லாமே ஓவர் டியூட்டி தான் இருக்கும் அப்படிங்கும்போது, அ ரொம்ப சின்ன வயசுலயே அவ்ளோ வேல செஞ்சு ஆண்கள் சீக்கிரம் எறந்துருவாங்கன்னு கேள்விப்பட்டு இருக்கேன். ம்.
அப் அந்த. ஆமா. ஆமா. ஆமா உண்ம தான். ஓ ய டெத் பை ஒர்க்குன்னு சொல்வாங்க ஆங்கிலத்துல, அதுல. செத்து, செத்து விழுந்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லா மூளைகளிலும். இப்ப, நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சிக்கோங்களேன். நான் பயங்கரமா அவுங்களுக்கு சம்பாரிச்சு, சம்பாரிச்சு போட்டு நெறையா சேத்துட்டேன். சரிங்களா? ஆனா, நான் வந்து ஒரு 45 வயசுல செத்து போயிட்டேன் அப்பிடின்னா, அப்ப என்னுடைய பிரசன்ஸ் அப்பிடிங்கிறது அங்க முக்கியமா? இல்ல, நான் சம்பாரிச்ச பணம் அப்பிடிங்கிறது முக்கியமா?
ஆமாங்க. ம். ஆமாங்க. ம். ம். சரி. ம், அது ம். நீங்க தான் முக்கியம். அ சம்ப சமாதானம் இல்லையினாக்கூட பிரச்சனை கெடையாது. அப்பிடிங்கிற மாரிதான் இருக்கு.
ஆ ஏன்னா, பணத்த எதாவது ஒரு வழிகள்ல சம்பாரிச்சுக்கலாம். ஆனா நான் நாம
சம்பாரிச்சிறலாம். ஆனா மனிதர்கள வந்து வெ கூட இருக்க வக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு செயல் தான். ம்.
ஆ, அதனால தான் சொல்றேன். வே வேலை அப்பிடிங்கிறது, பணம் சம்பாரிக்கிறக்காக மட்டுமே தவிர, அதுவே வாழ்க்கையின் அடையாளமா மாத்துனோன்னு வச்சுக்கோங்களேன். அது நமக்கு நிச்சயமான ஒரு, அ சந்தோஷத்தத் தருமான்னு தெர்ல. நிச்சயமா ஒரு கட்டத்துல நிம்மதிய தராது, அப்பிடிங்கிறத மட்டும் என்னால அறுதியிட்டு கூற முடியும். ம்.
கண்டிப்பாங்க, கண்டிப்பா. ம். ஆ இவ்வள நேரம் அருமையா வந்துட்டு அ வேலையின் வேலை முக்கியமா? வாழ்க்கை முக்கியமான்னு கேக்கும்போது வாழ்க்கைக்காக வேலை செய்யலாம். ஆனா, வாழ்க்கையில வேலையே செஞ்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு தெளிவா சொன்னீங்க. உங்களோட இந்த கருத்துக்கு ரொம்ப நன்றிங்க.
உங்களுடன் பேசியதில் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.